ஆ, இப்போ அவங்களுக்கு அவளுக்கு திருமணம் ஆயிருச்சு. நல்ல ஒரு வேலையும் பார்த்துட்டு அவ வந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க, அவ்வளதான். அவங்க வந்து இங்கே வர்ற அடுத்து வரக்கூடிய சூழ்நிலையும் அமையல. நான் அவளை பார்த்ததே என்னோட கல்லூரி பருவத்தில ஏன்னா நானும் அவளும் ஒரே வயசா. அப்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி பருவத்தில அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு நாங்கள்லாம் குடும்பமா ஃபோட்டோ எடுக்கும்போது, அப்போ வந்துட்டு அவங்க வரல. அந்த மனைவி வந்து, அவங்களோட பார்ட் வந்து அதோடையயே கட் ஆயிருச்சு அவ்வளதான். ஸோ, அந்த அண்ணனும், ஆமா. அந்த மாமா எங்க மாமாவும் ஆமாங்க பிள்ளைங்களும் பார்க்கல. அவங்க மு வெறுத்துருச்சுங்க அவங்கள. அந்த அளவுக்கு அவங்க ஆளாக்கிட்டாங்க வே பணத்தை தேடி, தேடி, ஓடி, ஓடி, பாசம் அன்பு, பாசம், சந்தோஷம் எதுவுமே இல்லாம போயிருச்சுங்க. அது சரியான நேரத்தில, அந்த ஹரி
ஓ! ம். ஓ! சரி, சரி. ம். இந்த பிள்ளைங்களும் போய் பார்க்கலையா? பாவம் தான், ம். இல்லாட்டி அவங்க வந்து, தொலைபேசிலயாச்சும் பேசலாம். ஒரு அரவணைச்சி பேசியிருக்கலாம். ரொம்ப கேப் விட்டாங்களோ என்னமோ?
ம். அவங்க பிறந்ததுலேருந்தே பே பே ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, பெத்து போட்டதோட சரி! அப்படின்ற மாரி விட்டுட்டாங்க. அதுலருந்து மொத்தமாவே இந்த வளர்த்துருக்கு.
ஐயயே! அப்படினா திறந்த மேனிக்கா திரிஞ்ச ஆள் போல இருக்கு.
ஆமா. மொதல்ல குழந்தைக்காவது வந்து கூட இருந்துருக்கலாள்ல, முதல் குழந்தைக்கே வந்துட்டு அந்த பிள்ளைக பிறந்து ஒரு மாசம் கூட, கூட இருக்கல. அவங்க வந்து வேலைன்னு பேயிட்டாங்க. ஃபுல்லாவே வந்து பார்த்துக்கிட்டது அவங்களோட அ அம்மா அவங்களோட மாமியார் தான். அதாவது எங்க மாமாவோட அம்மா தான். பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க ஃபுல்லாவே.
ஆமா. பரவாயில்லங்க. அவங்க கூடயே இருந்துட்டாங்க பாருங்க. அந்த 2 குழந்தைங்களும்.
ஓ! ஆமாங்க. 2 பேருமே ரொம்போ
உங்களுக்கு எதுவும் கல்யாணம், திருமணம் எதுவும் ஆகலையா?
ஆஹா. 2 வது அவருக்கு தி 2 வது திருமணம் வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தாக. அப்போதான் வந்து எனக்கு தெரியவே வந்துச்சு. அப்பதான் நான் குழந்தையா இரும்பேன். அப்போ ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி வந்து வந்து இந்த பிள்ளைகளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, மொத்தமா கூட்டு போய் வச்சுக்கிட்டாங்க ஃபாரின்ல அப்டின்னு. அப்போ வந்துட்டு, இங்கே வந்துட்டு, பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு அத்தை, என்னோட <chuckles> சொந்த ஒரு அத்தையா தான் வந்து பேசிகிட்டுருந்தாங்க. இவங்களை பேசாம திருமணம் பண்ணி வச்சிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அப்ப தான் எனக்கு இந்த கதையெல்லாம் ஃபுல்லா தெரியும். இதெல்லாம் அப்பதான் வந்துட்டு, என் பாட்டி என்ட்ட சொன்னாங்க, அவங்க வந்துட்டு போனப்போ. இந்த மாரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு பண்ணனால, இப்போ வந்துட்டு பிரிஞ்சிட்டாங்க. இந்த 2 பிள்ளைங்களும் வந்து அப்பா கூடயே போவேன்னு சொல்லிடுச்சுங்க. இதனால இப்படி வந்து வளர்க்கறாங்க. அதாவது, ஒரு நேரம் குடுக்காதது, பாருங்களேன் பணத்த தேடி ஓடி, ஓடி நேரம் இல்லாம இருந்ததுனால தானே இவ்வளவும் ஆச்சு.
ஓஹோஹோ! ம். ஆமா. ம். ஓ! பரவால்ல, ம்.